பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம, எல்லா விஷயத்துலயும் சொல்லுவோம். ஆரம்பம் வந்து நல்லாயிருந்ததுன்னா முடிவும் நல்லாயிருக்கும்பாங்க. அ அதேமாரி தான் நம்ம காலையில வந்து நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் செய்றோங்கிறத பொறுத்து நம்மளோட அன்றைய மொத்த நாளும் வந்து அத அமையும். அ அதே மாரி காலையில ஆரம்பிக்கிற பழக்கவழக்கங்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அ நீங்க வந்து உங்க வீட்ல வந்து என்ன மாரி காலை வழக்கங்கள வச்சிருக்கீங்க?
நிச்சியமா. காலையில எந்திச்சி சீக்கிரம் எந்திரிக்கிறது. அப்டிங்கிறதே வந்து ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும் எங்க வீட்ல. அப்போ என்ன பண்ணுவோம்? அப்டின்னா, நாங் நான் சீக்கிரம் எந்திரிச்சாலுமே என்னோட கணவர எழுப்புறதா இருக்கட்டும். என்னோட குழந்தைகள எழுப்புறதா இருக்கட்டும். ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுதான் எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்கன்னு.
அதான் அது ஒரு 10 நிமிஷம் வந்து ரொம்ப கஷ்டம்.
ஆமாமா. சொல்லீட்டே இருக்கற மாதிரி இருக்கும். என்னோட கணவருக்கு அலாரம் அடிச்சிட்டே இருக்கும். அவர் ஆனா எழுந்திரிக்கவே மாட்டார். அமத்திட்டு அது கண்ண தொறக்காமலே அத அமத்திட்டு தூங்குவாரே தவர அந்த எந்திக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து வரவே வராது. அது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். ஏன்னா, அவர் எந்திரிச்சா தான் அடுத்து குழந்தைங்க எழுந்திப்பாங்க. ஏன்னா, நம்மள பார்த்து தான் அவங்க வந்து கத்துக்கிறாங்க ஒண்ணு ஒண்ணுமே, குழந்தைகளுமே சின்ன சின்ன குழந்தைகள் அப்டிங்கும்போது, அவங்க கண்டிப்பா பெற்றோர்கள் என்ன செய்றோமோ அத பார்த்து தான் அவங்க கத்துக்குவாங்க. அப்டி இருக்கும்போது என் பொண்ணு என்ன சொல்லுவான்னா, "பர்ஸ்ட் அப்பாவ எந்திக்க சொல்லு. அதுக்கு அப்புறம் நான் ஏந்திரிக்கிறேன்" அப்டிம்பா. <chuckles> அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவர்ட்ட சொல்லுவேன். "அதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிச்சா தான் வந்து அவங்க எந்திரிப்பேன் அப்டின்னு அவ பாருங்க தெளிவா சொல்றா, அப்டி இருக்கும்போது என்ன பண்ணணும்? நீ வந்து ஃபர்ஸ்ட்டு அலாரம் அடிச்சா உடனே எழுந்திக்கணும்." அப்டிங்கிற மாதிரி வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன். தினமுமே இது நடக்கும். ஆனா, இது வந்து எப்போ விதிவிலக்கா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழம. அது விடியறதும் தெரியாது. <chuckles>
ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> ஆ. ம். ஆமா, அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா 9 மணி 10 மணி ஆயிரும் எங்க வீட்லலாம்.
கண்டிப்பா. அதுக்கு மேலேயே கூட ஆகும். ஒரு சில நேரங்கள்லாம் ஏன்னு கேட்டா அந்த சனிக்கிழமை இரவுங்கிறது அ ஒரு படம் பார்க்கிறதோ, ஏதோ ஒண்ணு பார்த்து அது தூங்குறதுக்கே வந்து ஒரு 2 மணி அளவுக்கு இழுத்துட்டு போயிருவோம். ஏன்னா, அந்த நைட் மூவி அதிகமா வந்து சனி, ஞாயிற்றுக்கிழமையில நாங்க பார்ப்போம்.
கண்டிப்பா. அதுபோக என்னன்னா, பொதுவா ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது மத்த நாள் பள்ளிக்கு போணுன்னு சொல்லி காலையில வெள்ளன எந்திரிக்கறது. அதனால கிடைக்கிற அந்த 1 நாள்ல தூங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா?
நிச்சயமா, நிச்சயமா. அதுதான். அ அந்த ஒரு நாள் வந்து எவ்வளோ நேரமானாலும் வந்து தூங்குவோம். அது மதியம் தான் நேரா சாப் மதிய சாப்பாட்டுக்கு தான் நேரா எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து போகும். ஆனா, இந்த சனிக்கிழமை இரவு வந்து என்ன பண்ணுவோம்? அப்டின்னா, ஆ அதான் அந்த படம் பார்க்கும்போது, அதுக்கான நொறுக்கு தீனிகள்லருந்து எல்லாம் தயார் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நைட்டு இரவு நேரங்கள்ல, படம் வந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஓடும். இப்போ பள்ளி நேரங்கள்ல அப்டின்னு பார்த்தீங்கனா
ம். ஓ வீட்லயே வந்து நீங்க ப படம் பாத்துருவீங்கங்குறீங்க இல்லையா?
ஆமா. கண்டிப்பா. வீக்லி வந்து ஒரு 2 படமாவது பார்த்தா தான் சனிக்கிழமை தூக்கமே வரும். அப்டிங்கிற மாதிரி ஒரு சனிக்கிழமை 7 மணி அந்த மாதிரி வந்து என் கணவர் வீட்டுக்கு வர்றாரு அப்டின்னா, அந்த சாப்ட்டு முடிக்கிற வரைக்கும் தான் அந்த 9 மணி வரைக்கும் தான் கேப்பே விடுவோம். அந்த 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது படம் வந்து, ஒரு ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா, 12 மணி வரைக்கும் ஒரு படம் போகும். அடுத்த ஒரு திரைப்படம் ஆரம்பிச்சோம் ஏன்னா, அந்த ஒரு படம் வரைக்கும் வந்து குழந்தைகள் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2 படம் பார்த்துட்டு நாங்க தூங்குறதுக்கு ஒரு 2 மணி, 3 மணி அளவுல கூட ஆகும்.
ஆஹ. நல்ல பழக்கம். சரி, சரி. ம். ம். ம். ஆமா. ஓ. அவ்வளோ டையம் எடுத்துக்கிடுவீங்க? ம்.
ஆமா. கண்டிப்பா. அந்த ரெண்டு படம் பார்த்தா தான்.
பள்ளிக்கு போற நேரங்கள்ல எப்டி நீங்க இத வந்து மெனக்கறீங்க? காலையில எப்டி பண்ணுவீங்க? நீங்க உங்க குழந்தைகள். இல்ல அதுக்குன்னே இரவுல வந்து ஒரு சில விஷயங்கள முன்கூட்டி செய்வாங்கல்ல, அதெல்லாம் இருக்கா?
ஆமா. ஆமா நிச்சயமா. ஏன்னு கேட்டா பள்ளி நேரங்கள்ல சாய் இரவுல வந்து ஒரு 7:30 மணி அளவிலேயே வந்து சாப்பாட குடுத்து குழந்தைகள தூங்க வச்சுருவேன், நானு. அப்படி தூங்கினா மட்டும்தான் கொஞ்சமாவது காலையில சீக்கிரம் எந்திப்பாங்க, ஒரு 6 மணிக்காவது எந்திப்பாங்க. ஏன்னா 8 மணிக்கு பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால, இந்த இ எடையில வந்து இந்த 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு, அவங்க தினமும் செய்யக்கூடிய காலை ரொட்டீன், அதாவது அ பல் துலக்கிறது, குளிக்கிறது, கிளம்புறது, சாப்பிடுறது, அதுக்கே வந்து நேரம் சரியா இருக்கும்.
ஆமா. ஆனா நர இரவுல 7:30 மணிக்கே தூங்க வச்சுருவீங்கங்றீங்க, உண்மையாவா சொல்றீங்க? 7:30 மணிக்கு வந்து பசங்க படுத்துடுறாங்களா?
நிச்சயமா நிச்சயமா. ஏன்னு கேட்டா கண்டிப்பா அப்படி படுக்க வைச்சா மட்டும் தான் வந்து எந்திக்கிறாங்க. இல்லைனா ரொம்ப காலையில சவாலா இருக்கு. ஒரு 7, 7:30க்கு எந்திரிச்சாங்கன்னா, அந்த 1/2 மணி நேரத்தில அவங்கள கிளப்புறதுங்கிறது, ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு.
அ. ஓ! ம். பேருந்துகள பள் இன்னைக்கெல்லாம் பள்ளி பேருந்துலலாம் நிறைய பேர் போறாங்க, அதனால அத விடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
ஆமாம்மா. கண்டிப்பா. அதுவும் வந்து விட்டுற மாரி ஆயிரும். அப்புறம் அதனால கணவருக்குமே லேட் ஆயிரும். இவங்க லேட்டாச்சு அப்படினா கணவருக்கும் லேட்டாகும். அவர் தான் கொண்டு போய் விட்டு ஏத்தி விட்டுட்டு போவாரு, அவர் வேலைக்கு கிளம்பும்போது. அப்படிங்கும்போது 2 பேத்துக்குமே லேட் ஆயிரும். அ இவங்களுக்காவது லேட்டா ஆனா என்ன ஆகும்? அப்படின்னா, ஒரு பஸ் மிஸ் பண்றது அந்த மாரி தான். என்னோட கணவருக்கலாம் வந்து லேட் ஆனா வந்து அங்கே வந்து ஆஃபீஸ்ல லாகின் பண்ணணும், அந்த டைமுக்கு லாகின் பண்ணலன்னா இவ்வளோ இவ்வளோன்னு சம்பளம் வேற குறைப்பாங்க.
சரி. ஆ. ஒ! அந்த மாரி. அ.
ஆமா அந்த மாதிரி இருக்கும். அதனால அவர் வந்து இன்னும் டென்ஷன் ஆவாரு. அப்ப நான் சொல்லுவேன் "நீங்க இப்ப டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்ல. காலையில வந்து அந்த அலாரத்த அமத்தாம கொஞ்சம் சீக்கிரம் எந்திச்சா மட்டும் தான் வந்து, தினசரியா வந்து நீங்க வந்து அந்த வழக்கமா வந்து வேலைக்கு இந்த நேரத்துக்கு போக முடியும்." அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
அ. ஆனா இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இப்ப நான் வந்து இரவில வந்து படுக்கும்போது, 12 மணி ஆனாலும் 12 லிருந்து 12:30 வரைக்கும் லேட்டா தூங்குனாலும், எனக்கு அந்நேரம் ஒண்ணும் தோணாது. அந்த 1/2 மணி நேரம் முக்கியமா தெரியாது. ஆனா காலையில வந்து, 7 மணிக்கு எந்திரிக்கணும்ன்னா, அந்த கூட ஒரு 10 நிமிஷம் கிடைக்காதான்னு சொல்லி எல்லாருமே தான் ஏங்குவாங்க. அந்நேரம் அந்த தூக்கத்தோட அரும தெரியும்.
அ நிச்சியமா, நிச்சியமா. அது எல்லா வீட்லயும் அ நடக்குது போல "யுனிவர்சல் ட்ரூத்ன்னு" சொல்வாங்க பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே அது நடக்குது போல. ஆனா, என்னோட வாழ்க்கையில அப்டி நடந்தது கிடையாது. நான் கொழந்தையா இருக்கும்போதெல்லாம், ஆ எங்க அப்பா வந்து ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா டீச்சரா இருந்தாங்க. அப்டி இருக்கும்போது அம்மாவும் வந்து வேலைக்கு போணும். அப்பா வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் வந்து ஆ இந்த மார்க்கெட் சவாரின்னு சொல்லிட்டு அது போவாங்க. அதுனால இந்த அது போறனால அவங்க காலையில 4 மணிக்கெலாம் எந்திரிச்சி போயிருவாங்க. அம்மாவுமே 5 மணிக்கு எந்திச்சிருவாங்க. எங்களையுமே எப்டி ஒரு பழக்கம் தூக்க பழக்கம், கொண்டு வந்தாங்க அப்டின்னா இத ம இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, என்னோட கொழந்தைங்களுக்கு மாத்திக்கிட்டு இருக்கேன் 7:30க்குலாம் வந்து தூங்க வச்சுருவேன் அப்டிங்கிறேன்ல, அந்த மாதிரிதான். ஒரு 8 மணிக்கெலாம் எங்களுக்கு வந்து நாங்க தூங்கிருவோம். அந்த மாரி காலையில அம்மா கூடயே சேர்ந்து 5 மணிக்கெல்லாம் எந்திச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் மொதல்ல இருந்தே இருந்தது எனக்கு.
ஆமா, கண்டிப்பா. ம். சரி, சரி. அ. சரி, சரி. ஆமா. ஓ. இப்ப உங்களுக்கு காலை நேரத்துல உணவு பிரிபேர் பண்றதுல பெரிய டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எத செய்யங்கிற ஒரு கன்ஃப்யூஷனே நெறைய இருக்கும். உங்களோட இது எப்டி பழக்கவழக்கம்?
ஆமா. <chuckles> கண்டிப்பா. நான் வந்து முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நாள் வந்து என்னென்ன இருக்கு என்ன மாரி செய்யலான்னு திட்டமிடுவேன் ஃபர்ஸ்ட்டு. இத பண்ணா வந்து இந்த அதுமாரி வாரத்துக்கு ஒருக்க தான் வந்து நான் காய்கறிகள் வாங்குறதா இருக்கட்டும். ஆ அந்த மாதிரி இந்த வாரத்துக்கான இத ஒரே நாள்ல வாங்குறது அதான் வந்து என்னோட பழக்கம். அதுனால என்ன பண்ணுவேன்
ஆஹ். நானும் அப்டிதான் பண்ணுவேன்.
ஆ அதனால வந்து ந இ காய்கறிகள் இருக்கிறதுக்கேற்ப, இல்ல வந்து பயிரு வகைகள் என்ன இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி முதல் நாளே வந்து திட்டம் போட்டுருவேன். "சரி நாளைக்கு இந்த இது இருக்கு இதை காலி பண்ணிடணும். அப்போதான் இந்த வாரத்துக்குரிய காய்கறிகள் வந்து காலியாகும்." அப்படிங்கிற மாதிரி முதல் நாளே திட்டம் போட்டு, அதுவும் இல்லாம இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, <chuckles> குழந்தை வந்து சின்ன குழந்தையா இருக்கிறதுனால, அவ என்ன பண்ணுவான்னா, அவங்க ஸ்கூல்ல எப்படிலாம் வந்து சாப்பாடு கொண்டு வராங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி
ஆஹா. ஆமா. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப.
ஆமா, அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்க கேட்கும்போது நம்ம வந்து ஒரே வேலையா செஞ்சுடலாம் ஒரு குழம்பு, ஒரு கூட்ட வச்சோம்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க வித்தியாசம் வித்தியாசமா கேட்கிறாங்க. சப்பாத்திய வந்து ஒரு சப்பாத்தி செஞ்சு குடுத்து விடுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு சும்மா கொடுக்கக்கூடாது அதில் வந்து அ எஃக்க வந்து இது பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கணும். அதில வந்து அ ஒரு சாஸோ ஏதோ ஒண்ணு தடவி ரோல் பண்ணணும். இல்ல காய்கறிகள் போட்டு அவங்களுக்கு வந்து சத்தாவும் இருக்கணும், அதே மாதிரி அவங்க சாப்பிடக்கூடிய வகையிலயும் இருக்கணும். அத பார்க்குறதுக்கு ஈர்க்கிற மாதிரியும் இருக்கணும். இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு.
ஆ. ஆ. ஓ! இப்போ ஸ்நாக்ஸ் வேற குடுக்குறோம்ல, அது வேற ஒண்ணு இருக்குல்ல, ஸ்நாக்ஸ் வந்து பீரியட்க்குன்னு சொல்லி.
ஆமா, ஸ்நாக்ஸ் அது ஒரு பிரச்சன. ஆனா, என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அதிகமா பழங்கள் தான் வந்து ஸ்நாக்ஸ் குடுத்து விடுவேன். அந்த அந்த சீசன்க்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ, அத வந்து கொடுத்து பழகிட்டேன். என்னோட பெரிய பொண்ணு வந்து இந்த மாதிரி தவிர்க்காம எல்லா பழங்களுமே சாப்பிட்டுக்குவா. ஆனா சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு சில பழங்கள் அவளுக்கு பிடிக்காது. அவ வீட்ல தான் இருப்பா. அதனால வந்து அ அவளுக்கு பிடிக்காத பழங்கள வந்து கொஞ்சம் ஒதுக்கிடுவேன். என்ன கேட்டா அவளே வந்து ஒதுக்கிட்டா. அந்த மாதிரி துப்பிடுவா சாப்பிட மாட்டா. அத வந்து ஒதுக்குவா.
சரி. ம். சரி. ம்.
அந்த மாதிரி.
அது அவுங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, அவுங்களுக்கு காலையில ச சின்ன குழந்தைகள அந்த சாப்பாடு வச்சு அனுப்புறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதில உங்களுக்கு என்னென்னமாரி பிரச்சனைகள் வரும்? ஏன்னா, அவுங்க நம்ம ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார்ன்னு வச்சா கூட அதில அவரைக்காய் காயெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க. அத அந்நேரம் வந்து வீட்ல போராடி அமுக்கி விடுவாங்க. நீங்க எப்பிடி?
நிச்சயமா. ஆமா. நான் என்ன பண்ணுவேன்? அப்பிடின்னா, அவுங்களுக்கு இப்ப சாம்பார் வைக்கிறோம் அப்பிடின்னா, சாம்பார்லயுமே இந்த சாம்பார் பொடி போட்டா காரம் ஆயிரும் அப்பிடின்றதுக்காக சாம்பார்லருந்து முத அ தாளிக்காம இந்த சாம்பார் பொடியெல்லாம் போடாம முதல்ல பருப்பு வேக வைப்போம் பார்த்தீங்களா, அப்பமே எடுத்துருவேன். அவுங்களுக்கு தனியா சாம்பார் வப்பேன். அப்பிடி வச்சோம் அப்பிடின்னா வந்து அதிக அளவுல ஊத்தியும் சாப்டுவாங்க. ஒரு தோசையிலயோ! இட்லிலயோ! பிசைஞ்சு கொடுத்தா கூட அதிகமா அவுங்களுக்கு வந்து புரத சத்து அதுலருந்து அதிகமா கிடைக்கும். அதுக்காக அப்பிடி பண்ணிருவேன். ஏன்னா, இப்ப சாம்பாரா நம்ம வைக்கும்போது அது கொஞ்சம் தண்ணியாவும் இருக்கும். பருப்பு வந்து கம்மியாவும் ஆயிரும். மொத்தமா நம்ம வைக்கும்போது. அதனால அவுங்களுக்கு கெட்டி அந்த மாதிரி தனியா எடுத்துருவேன். எடுத்துட்டு தான் வந்து அ தனியா தாளிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டு அவுங்களுக்கு கொதிக்க உட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுவேன். இதுபோக காய்கறிகள எப்பிடி குடுப்பேன்? அப்பிடின்னா சாப்பாடே வந்து எப்பிடி குடுப்பேன்? அப்பிடின்னா, ஒரு சில நேரங்கள்ல இவுங்க வந்து இவுங்க வந்து சாப்பாடு ஐட்டம் வந்து மதிய இந்த மதிய லன்ச்சுக்கு குடுத்து விட்டோம் அப்பிடின்னா, சாப்பிட்டுட்டே வரமாட்டாங்க. அப்பல்லாம் எனக்கு செம்ம கோவம் வரும். ஆமா. அப்பிடியே கொண்டு வருவாங்க. தொடாம அப்பிடியே! அப்ப என்ன சத்து இருக்கும்? அவுங்களுக்கு அப்பிடின்னு சொல்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவளே வந்து அதுக்கு விடையும் அவளே சொல்ல ஆரம்பிச்சா. எனக்கு நீ வந்து சாப்பாடு வச்சின்னா எனக்கு சாப்பிட லேட் ஆகுது. நீ வந்து டிஃபன் ஐட்டம் வந்து வச்சு குடுமா! அப்பிடின்ற மாதிரி அவளே கேட்க ஆரம்பிச்சா. அப்போ இருந்து என்ன பண்ணேன்னா, வழக்கத்த மாத்திட்டேன். ஆ காலையில என்ன செய்றோமோ அத கொஞ்சம் சத்துள்ள டிஃபனா எதாவது செஞ்சு அத லன்ச்சுக்கு பேக் பண்ணிருவேன். நம்ம மதியம் நமக்கு லஞ்ச் செய்றோம் பாருங்க! சாப்பாடோ! குழம்போ! கூட்டோ! பொரியலோ அத காலையில எப்பிடியாவது கொஞ்சமாவது திணிச்சு உட்றது. "காலையில சாப்பிட்டு போயிரு. சாப்பாட சாப்பிட்டு போயிரு. ஏன்னா, சாப்பாடு சாப்பிட்றது தானே உனக்கு வந்து நேரம் எடுக்குது." ஏன்னா வந்து அவுங்க மேமே சொல்லுவாங்க. "உங்க பொண்ணு வந்து லஞ்ச் ஃபு லஞ்ச் ஹவர் ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசி நேரம் வரைக்கும் உக்காந்துருக்காங்க. கடைசி நேரத்தில மூடி வச்சிர்றாங்க." அது எப்பிடின்னா ட்ரிக்ஸு போல இருக்குது. அந்த கடைசி நேரம் வரைக்கும் நம்ம வச்சிருந்தோன்னா, அவுங்களே மூட சொல்லிடுவாங்க. மூடி வச்சு கொண்டு போயிட்லாம் வீட்டுக்கு அப்பிடி.
ஓஹோ! ம். ஆ. கண்டிப்பா. ஆ. ஆமா மிச்சம் வச்சிட்டு வந்துருவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா. ஆ. ம். ஓஹோ! ம், ம். ஆமா. கண்டிப்பா. ம். ஆ.
அதனால என்ன ப் <chuckles> ஆமா. அதனால அடுத்து அதுக்கு அ அதுக்கான சொல்யூஷனும் அவ தான் சொன்னா. நீங்க வந்து "நீ வந்து எனக்கு சாப்பாட வச்சின்னா, நான் வந்து சாப்பட்றதுக்கு லேட் ஆகுது. நீ சாப்பாடு எனக்கு வைக்காத, நீ காலையில் கூட குடுத்துட்டு நான் எப்படியாவது காலையில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். நீ காலையில செய்ற இந்த இட்லியவோ, தோசையவோ இல்ல சப்பாத்தியோ, பூரியவோ எனக்கு வந்து லன்ச்சுல வச்சு உடு. நான் சீக்கிரம் சாப்ட்ருவேன்." நான் தான்
நீங்க இந்த ட்ரிக்ச உடைச்சிட்டீங்க. ஆ. ம். ஓஹோ! கண்டிப்பா. நீங்க இந்த வேலைகள ச நீங்க இந்த வேலைகள செய்றதுக்குலாம் நீங்க எப்படி தயார், தயாராவிங்க? உதாரணத்துக்கு காலையில எப்படி நீங்க மத்தவங்க எந்திரிக்கறக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரமாவது முன்னால எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் சில நேரம் குளிப்பாங்க, சில பேர் என்னன்னா நேரடியா போய் டீ போட்டு குடிப்பாங்க. அதாது அவங்களுக்கு புத்துணர்ச்சி வரதுக்கு. சரி.
கண்டிப்பாய். எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் எந்திரிப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் எந்திரிப்பேன் ஒரு 5:00 மணி அளவில் 5:30 அளவுல எழுந்திச்சிடுவேன். அதுவும் இல்லாம எனக்கு ஏன் இது சுலபமா இருக்கும். அப்படினா முதல் நாளே என் பொண்ணு சொல்லிருவா. இனி நாளைக்கு வந்து "எனக்கு சப்பாத்தியும், தக்காளி தொக்கும் வேணும். இல்ல குருமா வேணும்." என்ன வேணுமோ, அவ மெனுவ வந்து முதல் நாளே சொல்லிருவா. அப்படின்னும்போது, அதுக்கேத்த மாதிரி நான் தயாரா எந்திரிச்சிருவேன். தயார் நிலையில. மெயினா வந்து சப்பாத்தின்னா மாவு பிசைஞ்சு வைக்கிறதாகட்டும். அந்த மாதிரி நமக்கு வேலைகள் இருக்கும் இல்லையா? அந்த உணவுக்கு ஏத்த மாதிரி வேலைகள் இருக்கும். அதனால அவன் முன்னாடி சொல்றத பொறுத்து நான் வந்து அத மேனேஜ் பண்ணிக்குவேன். அப்படிதான் வந்து போய்க்கிட்டு இருக்கு.
ஓஹோ! ம். ம். ஓ. ம். ஆமா. ம். ஓஹோ! இப்ப இது போக வீட்ல வந்து நீங்க காலையில சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த சாமி கும்பிடுவாங்க இல்லனா, இந்த சா சாம்பிராணி போடுறது, அதுபோக சில நேரங்கள்லாம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதே இடத்தில அந்த பக்தி பாடங்கள் ஏதா போட்டு ஒலிக்க வுட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாரி எதுவும் பழக்கவழக்கங்கள் இருக்கா?
கண்டிப்பா. அது வந்து எனக்கு இல்ல என்னோட கணவருக்கு இருக்கு. செவ்வா, வெள்ளி அப்டின்னா வந்து அவருக்கு இந்த பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கணும் பின்னாடி. அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, காலையில எந்திச்சி இந்த காஃபி குடிக்கிற டைம்லேருந்தே அந்த பாடல் ஓடிக்கிட்டிருக்கும். அது என்னமோ கிளம்பி முடிச்சு வெளியே போற வரைக்கும் எதாவது ஒரு சாமி பாடல்கள் வந்து செவ்வா, வெள்ளியில ஓடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அது ஒரு சில ஒரு கட்டத்தில என்ன ஆச்சு அப்டின்னா அந்த பாடல்கள கேட்டு கேட்டு என் குழந்தையே வந்து கொஞ்சம் அதில ஒரு ஒரு ஒ வரிகள் வந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு வழக்கமாவே ஆயிருச்சு. இப்போ.
ஆ. ஓஹோ! சரி, சரி. ம். ஆ. சரி, சரி. ஆ. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில, ஏதாவது ஒரு நேரத்தில வந்து நீங்க வேல உங்களோட குக்கரோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ வந்து பாதிக்கப்பட்டு அதுனால ச தாமதமான விஷயங்கள்லாம் இருக்கா?
ஆ கண்டிப்பா. ஏன்னு கேட்டா ஒரு சில நேரங்கள்ல இந்த கேஸ் காலியாகி அதுனால நான் வந்து அவதிப்பட்ட நாட்கள் உண்டு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இப்ப என்ன பண்ணிட்டேன்னா கரண்ட் அடுப்பு வாங்கிட்டேன். முன்னாடி வந்து அதுனால வந்து அடிக்கடி எனக்கு உதாகுற மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஒரு ச ஒரு ஒருத்தங்கிட்ட வந்து சொந்தக்காரங்க ஒருத்தங்கிட்ட அவங்ககிட்ட தான் வாங்கி வந்து பக்கத்திலேயே இருந்தாங்க அவங்க. அதுனால அவங்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சேன் சரி, இது இருந்தா நமக்கு உதவியா இருக்கே அப்டின்னு சொல்ட்டு. ஆ அத நம்மளே 1 வாங்கிருவோம் அப்டின்னு சொல்லி ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுட்டேன். அதனால ஏதாவது 1 ஆச்சு இடையில நின்னு போச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் அத பயன்படுத்திக்குவேன்.
ம்ஹ்ம். சரி, சரி. ம்ஹ்ம். கண்டிப்பா. ஒரு மாற்று இது மாரியும் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா அதுக்கு உபயோகிக்கிறதுக்கு மாரியே பண்ணி வச்சுக்கிட்டிங்க இல்லையா?
ஆமா, கண்டிப்பா.
ரொம்ப அருமை! இவ்வளோ நேரம் வந்து உங்களோட காலை நேர குடும்ப வழக்கங்கள் என்ன எப்டி எப்டி குழந்தைகள தயார் பண்றீங்க? என்னென்ன விஷயங்கள் செய்றீங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா பேசினீங்க. உங்களோடு பேசனதில மிக்க மகிழ்ச்சி நன்றி.
நன்றிங்க.